இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, ஷெலிப்ரெட்டீஸ் ஆகட்டும், ஒரு இன்ஃப்லியன்ஸஸ் ஆகட்டும், அரசியல் தலைவர்களாகட்டும், அவுங்க வந்து அவுங்களோட ஃபேன்ஸ் அப்டீன்னு, லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. கோடிக்கணக்கான பேர் கூட இருப்பாங்க. அப்பிடி வந்துட்டு அவுங்க ஃபேன்ஸ் கூட ஒரு நெருக்கமான உறவு வச்சிக்கணும். அப்பிடீன்னா, எப்பிடி அவுங்க வந்துட்டு அ வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க? இல்ல அது ஒரு எல்லை மீறி தாண்டுனா, எப்பிடி அது எல்ல வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா, ஃபேன்ஸ் மேலேயும் நெறைய பேரு வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு, <gasps> தவறான விஷயங்களுக்காகவும், ஒரு இந்தமாரி அ நெறைய ஹராஸ்மென்ட் விஷயங்களாகட்டும், இந்தமாரி விஷயங்களும் நம்ப சமூகத்துல நடந்திட்டு இருக்குது. சோ எப்பிடி வந்துட்டு அவுங்கோட நெருக்கமான உறவ, ஒரு அளவான லிமிட்டோட வச்சிட்டு ஒரு நல்ல உறவ வந்து மெயின்டெயின் பண்ணலான்ற மாரி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
கண்டிப்பாங்க. இந்த ஃபேன்ஸ் அப்பிடிங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட் படுத்துட்டுருக்குன்தான் நான் சொல்வேன். ஏன்? அப்பிடின்னு நீங்க கேட்டீங்க அப்பிடின்னா, நெறைய பேரு என்ன பண்றாங்க அப்பிடின்னா, அவுங்கள பார்க்கணும், அவுங்கள மாரியே பண்ணணும், அவுங்கக்கிட்ட வந்து நெறைய விஷயங்கள் உரையாடணும், அப்பிடின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் இருக்கு.
சரிங்க. கண்டிப்பா.
இல்லையா. சில பேர் அதில அ ரொம்ப வந்து அ ஒரு மனிதாவி தனத்துக்கு அப்பாற்பட்ட மாரி ஒரு விஷயங்களும் நடந்துப்பாங்க. இல்லையா? அதாவது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்கோங்களேன், இப்போ வந்து 1 2- 2 பெரிய நடிகர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவுங்க 2 தரப்பான வந்து ஃபேன்ஸுமே வந்து அந்த மோதல்கள் வந்து பண்ணுவாங்க, இல்லையா. அதாவது ஒரு திரையரங்குகளா இருக்கட்டும், இல்லனா வந்து இந்த மீடியாலயே வந்து அவங்க 2 பேரும் கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணி அடிச்சுப்பாங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாங்க.
இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் இல்லையா. ஏன்னா வந்து, அவங்கவங்க வந்து பாணியில வந்து அவங்கவங்க அ பிடிச்ச நடிகரை வந்து பாத்துட்டு கொண்டாடிட்டு போணும். மத்தவங்கள யாரையுமே வந்து நம்ம அந்த குறை சொல்றதா இருக்கட்டும், இல்ல இந்த விமர்சனுக்கு அ விமர்சனத்துக்கெல்லாம் வந்து உள்ளாக்கி, அவங்க கூட வந்து மோதல் செய்ற விஷயமா இருக்கட்டும், இந்த மாரி எல்லாம் பண்ணக்கூடாது.
கண்டிப்பா. கண்டிப்பா, சரியா சொன்னீங்க.
அதே அதே மாதிரி வந்து இந்த ஃபான்ஸ் கூட வந்து நெறைய நடி பிரபலங்கள் வந்து இந்த கொஞ்சம் அ பேசி, சந்திக்கணும் அப்படின்னாலே நெறைய பேர் பயப்படுறாங்க.
ஓ! கண்டிப்பா. ம்.
கண்டிப்பா. ஏன்னா வந்து மனிதர்களோட மனநிலைமை அப்படி ஆயிடுச்சு, இல்லையா. இப்போ ஒருத்தங்க வந்து <shushes> அ திடீர்னு வந்து என்ன பண்ணு வாங்க அப்படின்னா, கட்டி பிடிச்சிடுவாங்க. திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ அவங்க முடிய இழுக்கிறது, அ திடீர்னு அவங்களோட வந்து அ கைகள வந்து அ பிடிக்கறது, இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது, அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா?
எந்த மாரி சொல்றீங்க? ஆ. கண்டிப்பா. ம். கண்டிப்பா, சரியா சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ, அ பிரபலம் ஒருத்தர் இருக்காருன்னா ஃபேன்களோட எந்த அளவுக்கு அப்ப வச்சுக்கணும்? ஏன்னா ஃபேன் அப்படீங்கிற ஒரு உறவ பராமரிச்சே ஆகணும். ஏன்னா, அப்பத்தான் அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டு, ஒரு காசு சம்பாறிக்கிற விஷயங்கள் இந்த மாரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு உண்டான இந்த பண்ணாதானே நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லுங்களேன்?
கண்டிப்பா. என்ன அப்படீன்னா, அந்த ஃபேன்ஸ்கிட்ட வந்து அவங்க நெறைய விஷயம் வந்து இந்த மாரி மனநிலைமைல பண்ணும்போது, அ என்ன பண்றாங்க அப்படீன்னா, இந்த அ கூடவே இந்த பெரிய, பெரிய இந்த பாடிகார்ட்ஸ் அப்படீன்னு சொல்றாங்கல்ல, அவங்கல்லாம் தடுக்க வந்து வர்றாங்க. அந்த விஷயத்த என்ன பண்றாங்க அப்படீன்னா, "அ ஒரு மனுஷனே மனுஷத்தன்ம இல்லாம இவங்கல்லாம் பண்றாங்க." அப்படீங்கிற மாரி வந்து ஒரு மீடியால வந்து அழகா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவங்க சேஃப்டிய அவங்க பார்க்கணும் இல்லையா? அவங்கள படி படத்துல நடிக்கிறாங்க அப்படீங்கிற ஒரு பட்சத்துல, அவங்கள வந்து ஒரு நல்லா வந்து அந்த படத்துல பார்த்து என்டர்டைன்மென்ட் ஆகலாம், சிரிக்கலாம், அ அவ்வளோதான். அது நிஜ வாழ்க்கையில வரம்போது, அவங்கள போய் இந்த மாரி விஷயங்கள் பண்ணா, கண்டிப்பா அவங்களும் பயப்படுவாங்க. அவங்க ஒண்ணும் இந்த அ ஜூல பார்க்குற ஒரு விலங்குகள்லாம் வந்து பூட்டி வச்சு, இந்த பார்ப்பாங்க இல்லையா? லைனா டிக்கெட் வாங்கி போங்க, போங்க அப்படீன்னு? அந்த மாரிதான் பண்ண முடியும் போல. ஏன்னா வந்து இந்த மாரி ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கும்போது.
ஆமாங்க, ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆமாங்க. ம் <exhales> சரியா சொன்னீங்க.
நம்ப அ இன்னொரு ஒரு நடிகர் அ கூட வந்து ஒரு சமீபத்தில வந்து ஒரு பேட்டி குடுத்துருந்தாங்க. அதாவது "நான் நெறைய விஷயங்கள் ஃபேன்ஸ் கூட வந்து பார்ப்பேன், சிரிப்பேன், அ அதுக்கப்பறமா வந்து ஹாய்லாம் சொல்லுவேன். ஆனா, வந்து நெறைய விஷயங்கள் எப்படி சொல்றது? அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து எனக்கு பயமா இருக்கும்". அப்டின்னு சொல்லியிருக்காரு. அ ஏன் நான் அப்டி கேக்கும்போது, அ சொல்லியிருக்காங்க. அவரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அ ரோட்ல வந்து போயிட்டுருக்கும்போது, அ ஒரு 2, 3 பேர் வந்து பின்னாடியே வந்து அ கார் பின்னாடியே வந்து நிறுத்துறது, இந்த மாரி விஷயங்கள் பண்ணாங்க. அப்ப அவரு சொன்னாரு "இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஏதாவது விபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நான் எறங்கினேன். எறங்கி அவங்களுக்கு கை கொடுத்து வந்து புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டேன். அ அதுக்கப்பறமா வந்து நானு என்னோட, வாகனத்ல ஏறி வந்து நானு என்னோட வண்டிய வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, என் கையெல்லாம் வந்து ஃபுல் லா ரத்தமா இருந்தது. அவங்க வந்தவங்க வந்து ஃபிளேடு அ வச்சு கிழிச்சுட்டாங்க என்னோட கைய" அப்டின்னு சொன்னாங்க.
சரிங்க. ஓகே. ஓ! சரிங்க. சரிங்க. ஓ! ஓ! அப்டிங்களா?
கண்டிப்பா. எதுக்கு இந்த மாரி ஒரு விஷயம்? எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. நெறைய பேருங்க இந்த மாரி ஒரு ஒரு மாரி அ கிரேஸி யா இருப்பாங்க.அப்டின்னு சொல்லுவாங்க இல்லயா? ஆங்கிலத்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அவங்களோட முடி, அவங்களோட ரத்தம் இந்த மாரி விஷயங்கள்லாம் அ சேகரிச்சு வச்சுப்பாங்கங்க. இது வந்து இந்த நடிகரோட ரத்தம். இந்த நடிகரோட முடி. நடிகையோட விஷயம். அப்டின்னு வச்சுப்பாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா. ஐயோ! ஆ.
இதெல்லாம் பார்க்கவே நமக்கு பயமா இருக்கும் இல்லையா, அதே மாரி தான் அவங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பா. நம்ம வெளிய வறோம் அப்படின்னாலே, யார் வந்து என்ன பண்ணுவானே தெரியாது
பயமா இருக்கு. ம். ம். கண்டிப்பா.
இல்லையா? அப்புறம் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கணா, அடிக்கடி வந்து இந்த ஆ ஃபேன்ஸ் மீட் அப் அப்படின்னு சொல்லி வந்து வப்பாங்க. அவங்களை போய் பார்க்கிறதா இருக்கட்டும், அவங்க கிட்ட வந்து.
கண்டிப்பா, இப்போ இன்ஃபிலுயன்சர்ஸ் கூட இந்த விஜே சித்து இவங்களாமே அடிக்கடி விருந்து, ஃபேன்ஸ் மீட்டப் இந்த மாரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டுதானே இருக்காங்க.
ஆமாங்க. கண்டிப்பா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றாங்க. அவங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து வரும். ஆனா அவங்களும் அதெல்லாம் வந்து கடந்து தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆ அப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அ நீங்க சொன்னீங்க இல்லையா? இவங்கலாம் வந்து விருந்து வைக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்தா என்ன ஆகும். யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு வந்து ஒரு அ ஒரு பாலிவுட் நடிகர் ஷாருக்கானா இருக்கட்டும், அவங்களலாம் வந்து ரோட்டுல நடந்தா என்ன ஆகிறது?
சரிங்க. சரியா சொன்னீங்க, ம். ம், கண்டிப்பாங்க.
நிச்சயமா. நம்மலாலயே வந்து கணிக்க முடியுது இல்லையா. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் சமீபத்தில கூட, ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்து வரும்போது ஒரு கூட்டம் வந்து நடத்துறாங்க. அந்த கூட்டம்ல வந்து கூட்டம் நெரிச கூட்டம் நெரிசல்னால நிறைய விஷயங்கள் நிறைய மக்கள்கள் வந்து இறந்து போறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் பயப் பயப்படுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருமோ. இல்ல இந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயங்கள். அந்த கூட்டம் அந்த கூட்டங்களிலேயே பார்த்து பார்த்தூக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த நடிகரை வந்து ஒரு ஆ காலணி வந்து எடுத்து அ அடிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு முட்டை அடிக்கிற விஷயமா இருக்கட்டும், அப் ஒரு "அவங்க தப்போ தப்பு இல்லையோ, எதிர் தரப்போ நல்லது இல்லையோ ஆனா அவர்களுக்குனு ஒரு வந்து சேஃப்டின்னு ஒரு விஷயம் இருக்ணும்" இல்லையா?
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ஆனா ஏன் மக்கள் இப்படி இருக்காங்கனே எனக்கு புரியலைங்க. நீங்க சொல்ற மாரி அந்த கூட்டங்களுக்கு எதுக்கு குழந்தைகள், பெண்கள் இந்த மாரி விஷயங்களுக்கு போகணும். ஏன்னா, ஒரு சின்ன இடத்துல அவ்வளோ பேர் இருக்க போற விஷயங்கள்ல, மக்களோட தாட்டு மே எப்படி இருக்கு பாருங்க! ஒரு ஒரு சின்ன, சின்ன செலிபிரிட்டிக்கு லாம் இப்போ அவ்வளவு பெரிய கூட்டம். ஒரு அவன்ல்லாம் உலகத்துக்கோ, நாட்டுக்கோ, இல்ல அவன் மக் பக்கத்து வீட்டுக்கு கூட நல்லது பண்ணியிருக்க மாட்டான். ஆனா ஒரு அவன் Instagram, YouTube ல பிரபலமா இருப்பான். ஒரு பொண்ணாகட்டும், பையன் ஆகட்டும், இப்போல்லாம் நெறைய பேர் அவங்கள கூப்பிட்டு ஒரு கடை தொறக்கிற விழா, அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடத்துறாங்க. அவங்கல்லாம் என்னமோ, ஏதோ நாட்டுக்கு வந்து எதோ சுதந்திரம் வாங்கி தந்தது மாதிரி, அத்தனை லட்சம் பேர் அவங்களை போய் பார்க்குறதுக்கு கியூவுல நின்னு வெயிட் பண்றாங்க. ஆனா இதே பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லல்லாம் 1 பிரசிடென்ட், 1 பிரைம் மினிஸ்டரே வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆக்டராவே இருந்தாலும், அவங்களுக்கு உண்டான பிரைவசி குடுக்கணும்ன்ற மாரி கண்டுக்கக்கூட மாட்டாங்க. அவங்கவங்க பாட்டுக்கு ஹை, பை, கூல்ன்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்மைல் பண்ணீட்டு அழகாப் போய்ருவாங்க. இ இந்த மாதிரி மக்கள் இருக்கறதும் தவறு தான?
கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. முழுக்க, முழுக்க நம்ம மேல தான் தப்பு. அவங்க மேல எந்த தப்புமே கெடையாது. அவங்களும் ஒரு சாமானிய மக்கள் மாரி தான். அவங்களுக்கு நடக்கறதுக்கு ஒரு உரிமை இருக்கணும். ஒரு உணவகத்தில போய் அழகா நிம்மதியா சாப்பிடலாம். இந்த ஃபேன்ஸ் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, "எனக்கு ஒரு ஃபோட்டோ குடுங்க? எனக்கு ஒரு அ இது பண்ணுங்க." நம்ம என்ன பண்ணலாம் அப்படீன்னா, மக்கள் அவங்கள பார்த்தோம் அப்படீன்னா, ஒரு சிரிச்சுட்டு அவங்கவங்க வாழ்க்கையை வாழ விடலாம். அவங்கல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு உணவகத்துக்கு போய் சாப்பிட கூட முடியாது இல்லையா? அவங்க நிம்மதியா. அதாவது யாரும் இல்லாத நேரங்கள்ல வந்து போறதா இருக்கட்டும், ஒரு இரவு நேரங்கள்ல அந்த உணவகத்தில போய் சாப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்ல்லாம் அவங்களால பண்ண முடியும். அதாவது அவங்களால, "நல்ல ஒரு உணவகத்தில் போய் உட்கார்ந்து சாப்பிடணும்." அப்படீங்கிற ஒரு நெலைமையே வந்து கஷ்டமா தான் இருக்கும்.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.
இல்லையா! அதே மாரிதான் வந்து, அந்த ஃபேன்ஸ வந்து எப்டி இவுங்க வந்து கையாளலாம் அப்டின்னா, நெறைய விஷயங்கள் இப்டி பண்ணாதீங்க. இப்பிடிலாம் இருங்கன்னு வந்து அவுங்க நெறைய விஷயம் சொல்லலாம். சொல்லிட்டு வந்து ஒரு, 1 வருஷத்துக்கு 2 தடவையாச்சும் வந்து இந்த மீட்டப் போன்ற வந்து விஷயங்கள வந்து, அ வச்சு யார், யார்லாம் அந்த ஃபேன்ஸ வந்து கொஞ்சம் அ சேஃப்டியா இருக்காங்க, அப்டிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து பாத்து அவுங்கள வந்து அல்லோவ் பண்லாம். அந்த ஆம் அ குழுவுல. இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா? அப்பப்ப பண்ணும்போது, அவுங்களுக்கும் கரெக்ட்டா இருக்கும். இந்த ஃபேன்ஸ்க்கும் அவுங்கள பாத்தமாரியும் இருக்குன்ல. நிறைய கேள்விகள் கேட்டமாரியும் இருக்கும், இல்லயா!
சரியா சொன்னீங்க. சரியா சொன்னீங்க. இப்போ அ நிறைய பேரு இந்த ரசிகர்கள்லாம் எல்லை மீறி ஸ்டாக்கிங், ஹராஸ்மென்ட்ல்லாம் போறாங்கல்ல. எப்பிடி நடிகர்கள் அவுங்கக்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்றது? ஆ, என்னமாரி சொன்னா இவுங்க புரிஞ்சிப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? இவுங்கள்லாம்.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. அந்த ஒரு அவுங்க ஒரு செயலில வந்து இருப்பாங்க இல்லயா! அவுங்களோட விஷயம் ஆ நான் இந்த பிரபலம் அப்டின்னு சொல்லி அவுங்களோட புரொஃபைலே வந்து வச்சிருப்பாங்க. அவுங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான மெசேஜ்கள் வரும்.
கண்டிப்பா.
இல்லையா? அ நிறைய மெசேஜ் இந்த மாதிரி வந்து ஒரு ஹராஸ்மென்ட் பண்ற மாரி ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல ஸ்டாக்கி என்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் வெறித்தனமா இருப்பாங்க. அவுங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவுங்க வீட்ல இருந்து எப்போ வராங்கன்னு பார்க்குறதா இருக்கட்டும். அவங்க எங்கெல்லாம் போறாங்கன்னு இருக்கும். அவங்க பின்னாடியே போற வேலையே அவங்களுக்கு அத மாரி தான் இருக்கும்.
சரியா சொன்னீங்க. கண்டிப்பா. ம். சரியா சொன்னீங்க.
கண்டிப்பா, அப்படி இருக்கும்போது இவங்கல்லாம் பார்த்து ஏன் பயப்பட மாட்டாங்க அவுங்க இல்லையா?
கண்டிப்பாங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ம் சொல்லுங்க.
இப்போ. சரிங்க. எ இப்போ வந்துவிட்டு ஆ ஆனா பான்ஸ் ஓட நெருக்கமாவும் இருக்கணும். பவுண்ரியும் செட் பண்ணனும். அவுங்களோட பிரைவேட் லைஃப்ஐயும் பார்க்கணும். எப்படி ஆ ஒரு செலிபிரிட்டீஸ் இந்த மாதிரி விஷயங்கள கையாளணும். ஒரு கரெக்ட்டா. சமூக பொறுப்போட அவுங்களுமே நடந்துக்கணும்.
கண்டிப்பாங்க. அது கையாள்றதுன்ற வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 100000 200000 பேர்க்கிட்ட வந்து நீங்க இப்படி இருங்க, அப்படின்னு சொன்னா அந்த 200000 பேரும் இப்படி இருப்பாங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மனநிலைமை கொண்டவங்க யாரு எந்த நேரத்தில வந்து, அ எப்படி வந்து இருக்குறாங்க. என்ன மாரி ஒரு விஷயங்கள் நடந்துக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. திடீருன்னு வந்து அ அவுங்க வந்து அவுங்களோடய ஃபேனுன்னு சொல்லுவாங்க. ஆனா வருவாங்க. ஆ முட்டைய எரியரதா இருக்கட்டும், ஒரு காலணி எரியரதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அப்ப கண்டிப்பா வந்து அவுங்க எப்பொழுதும் வந்து கொஞ்சம், ஆ எப் எப்படி சொல்றது எச்சரிக்கையா இருக்குற நேரமா தான் இருக்கும் அவுங்களுக்கு. நடிகர்களா இருக்கட்டும், அவுங்க கூட இருக்க அந்த பாடி கார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. நிறைய ஒரு பதிவுலல்லாம் பார்த்திருப்பீங்க. அவுங்க எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன பண்றா என்ன மாரி விஷயங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் ஒழுங்கா இருந்தா சாதாரணமாவே அவுங்கள போய் பார்க்கலாம் இல்லையா.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாக. கண்டிப்பாங்க, சரியா சொன்னீங்க.
இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவுங்களால ஒரு வெளிய வந்து நடமாடவே முடியாது. ஒரு ஒரு பெண்கள் ஒரு நடிகையா இருக்கட்டுன்னு வச்சிக்கோங்களேன். அந்த கூட்ட நெரிசல்ல, அவுங்க ரொம்ப நெறைய விஷயங்கள் அனுபவிப்பாங்கங்க. ஆ நெறைய ஒரு கைய வந்து பிடிச்சு இழுக்குறது, அவுங்க முடிய பிடிச்சு இழுக்குறது, ஆ ஹராஸ்மன்ட் அப்படிங்கிற பேரு விஷயத்தில நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவுங்க.
ஆ, கண்டிப்பா. உண்ம. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொன்ன மாரி அவுங்களும் மனிதர்கள் தானே! ம்.
அவுங்க மனநிலமையும் ரொம்ப பாதிக்கும் இல்லையா? இதனாலயே வந்து, அவங்கள சுத்தி வந்து ஒரு ஆ நறைய பேர் வந்து, ஒரு பாடிகாடா இருக்கட்டும். அவங்கள சுத்தி தான் வந்து கூட்டிட்டே வருவாங்க! அந்த மாரி ஒரு விஷயம்.
கண்டிப்பா. புரியுது, புரியுதுங்க.
அப்ப மக்கள் தாங்க, நம்ம மனநிலமைதாங்க! நம்ம திருந்தணும்.
இப்போ சரியா சொன்னீங்க. இப்ப இந்த ஃபேன்களோட ஏன்னா, அவுங்க வந்துட்டு ஒரு அ அவங்களோட ஒரு வளர்ச்சிக்காகவும், பாப்புலாரிட்டிக்காகவும் ஃபேன்ஸ் கூட வந்துட்டு, இந்த மாரி விஷயங்கள் ஒரு வெளிய ஏதாச்சும் ஓப்பன் பண்ண வந்தா எல்லாத்துக்கூடயும் செல்ஃபி, ஒரு ஆட்டோகிராப் இந்த மாரி விஷயங்கள்லாம் அவுங்க போடுவது வந்து ஏன்னா நம்ம மக்களும் எதிர்பாக்குறாங்க. அதை அவுங்க போட்டு குடுக்குறதிலயும் தப்பு இல்ல. ஸோ, ஆனாலும் மக்கள் வந்துட்டு ரொம்ப அவுங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங் இப்போ அவுங்க வந்துட்டு, அவுங்களோட ஆட்டோகிராப் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்ன்னு யோசிச்சாங்கன்னா, யாரும் அத பண்ண போறதில்ல. இப்ப அது எவ்ளோ நாளைக்கு நீங்க பெருமையா சரி நீங்க ஃபோட்டோ எடுக்குறீங்க. Instagram ல போட்டு அது உங்க சந்தோஷத்துக்காக இருக்காது. நீங்க ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நீங்க போய் அவுங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணீட்ருக்கீங்க. ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் அ பொறுப்பா, இந்த மாரி விஷயங்கள், ஒரு வெறுப்புணர்வு இதெல்லாம் இல்லாம, அவுங்கிட்டயும் கரெக்ட்டா இருந்துக்கணும். இவுங்க செலிபிரிட்டீஸுமே மக்கள வந்துட்டு ஒரு பகடைக்காயா யூஸ் பண்றது, தவறான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, அவங்க வெறும் காசுக்காக மட்டும் அவங்க கூட பழகுறது இல்லாம, சில நல்ல விஷயங்களும் அப்பப்போ மக்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த மாரி அ அ 2 பேருமே, இவங்கனால அவங்க பலன் அடையறதும், அவங்கனால இவங்க பலனடையர மாரி விஷயங்கள் நடந்தா தான், இந்த மாரி விஷயங்கள் ஒரு நெருங்கிய உணர்வு அ உறவு, இந்த மாரி விஷயங்கள்லாம் கரெக்ட்டா மெயின்டென் ஆகும்ன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க அத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி!
கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. மிக்க நன்றி!